பொதுவாவே, வீடு வாங்குறது நல்லதா? இல்ல வந்து அதுல மொதலீடு போட்டுட்டு, அ இல்ல வந்துட்டு ஒரு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்திக்கி இருப்பாங்க. அப்டி இருப்பாங்க முதலீடு கட்டியிருக்ற மாதிரி. இல்ல அது எந்த முடிவு நல்ல முடிவு? உங்களுக்கு அது அனுபவம் இருக்கா? வாங்கியிருக்கீங்களா? இல்ல வந்து இது மாதிரி வாடகையோ, ஒத்திக்கோ அந்த மாதிரி இருந்த அனுபவம் இருக்கா? என்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களா?
ஆ, கண்டிப்பா சொல்றேங்க. அ நான் வந்து வீடு வாங்குறது நல்ல முதலீடு அப்டின்னு தான் நெனச்சு நான் வாங்குனேன். ஆனா, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அதுல எவ்ளோ பெரிய கஷ்டங்கள்லாம் நான் வந்து சந்திச்சேன் அப்படிங்கிறத. அத பார்க்கும்போது, என்னுடைய தோழி ஒருத்தங்கள்ட்ட நான் இத பத்தி சொல்லிட்டுருந்தேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, "வீடு வாங்குறது ஒரு நல்ல முதலீடே கெடையாது. நீ வந்து சரியா மாட்டிக்கிட்டேன்னு தான் நான் சொல்லணும்."
சரி.
இது எப்டி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அ வீடு வாங்குறதுன்னா வந்து ஒரு தனி வீடு வாங்குறது வேணா ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். அதுவும் முழுசா சொல்ல முடியாது. இதே வந்து அடுக்குமாடி குடியிருப்பு வாங்குறது வந்து, அது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம்னு கூட சொன்னா தப்பு கெடையாது.
ம். கண்டிப்பா.
அ ஏன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அ இந்த இஎம்ஐ கட்டி ஒரு 10 வருஷம், 20 வருஷம், அதுக்கப்புறம் அந்த வீட ரிப்பேர் பண்ணி. அதுக்கப்புறம், அந்த மெயின்டெனன்ஸ் குடுத்து, இப்டி பல பிரச்சனை இருக்குங்க. இந்த வீடு வாங்குறது. அடுக்குமாடி குடியிருப்ப பத்தி சொல்றேன்.
கண்டிப்பா.
அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயன்னு நான் சொல்றேன்.
நிச்சயமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி. அ இஎம்ஐ வந்து கட்டுறோம் அப்டின்னா எத்தனை வருடங்கள் போகுதுன்னே தெரியாது, நம்ம கட்டிக்கிட்டே இருக்குற மாதிரி இருக்கும் அத நம்மளோட வாழ்க்கைய நம்ம வந்து கொஞ்சம் இதா வந்து கொண்டு போவே முடியாது. இந்த மாதிரி அ வீட்டு கடன்ல போய் விழுந்தோம் அப்டின்னா.
ஆமாங்க. இப்போ ஒரு 2000000ரூபாய்க்கு வீடு வாங்குறோன்ன்னு வச்சுக்கோங்ளேன், அப்போ வந்து கடன் வாங்க போனோன்னா என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஒரு 1500000 வந்து நாங்க தர்றோம் கடன் அப்டிங்றாங்க. 500000 நீ கையிலேருந்து போடுங்கறாங்க. இப்போ நம்ம சேமிப்பு இருந்தா பரவாயில்லங்க. சேமிப்பு இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நகைய கொண்டு போய் அடமானம் வைப்போம், இல்லைனா வந்து தனியார் வங்கியில கடன் வாங்குவோம். இப்டிதான் வந்து கடன் வாங்குவோம். இப்ப இத வேற திருப்பி கட்டணும் இது ஒரு பக்கம் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ இருக்கும். 2000000த்தில 1500000 நான் கடன் வாங்குறன்னா எப்டியும் ஒரு 18000ரூவா 20000ரூவா வந்து இஎம்ஐ கட்ற மாரி இருக்கும். ஆனா என்னோட வருமானம்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு 30000 தான். 30000த்துல நான் 18000ரூபாய வந்து இஎம்ஐக்கு கட்டிடுவேன். மீதி 12000ரூபா அதுல மெயின்டெனன்ஸ் கட்டணும், வீட்டு சாப்பாடு செலவு இருக்கு, இபி இருக்கு இத்தனையும் கட்டியாகணும். இப்டி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனியா ஒரு கடன் வாங்கினேன்னு சொன்னேன்ல.
ஆமா. கண்டிப்பா. ஆமா.
அந்த வங்கியில அ தங்க நகை கடன் வாங்கினேன்ல, அது அப்படியே இருக்கு. வருஷா வருஷம் வந்து எனக்கு வங்கியிலிருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, "என்னங்க கடன திருப்பி அடைப்பீங்களா? இல்லையா? இல்லைனா, திருப்பி வெளியில எடுத்து வைக்கணுங்க. எங்களுக்கு வந்து ஆடிட் வரும். வருஷா வருஷம் வந்து நீங்க குளோஸ் பண்ணி திருப்பி வைங்க." அப்படீன்னு சொல்லி வங்கியிலிருந்து எனக்கு தொலைபேசியில கூப்பிட ஆரம்பிச்சி
சரி.
நான் பார்த்தீங்கன்னா, இதே வேலைய ஒரு 7, 8 வருஷம், 10 வருஷம் செஞ்சுகிட்டே இருந்தேன். என்னால அந்த கடனை அடைக்கவே முடியல ஒரு காலத்தில. அதுக்கப்பறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம, பேசாம நகைய வித்துறலாமாங்கிற அளவுக்குலாம் கூட யோசிச்சிருக்கேன்னா பாருங்க.
அய்யய்யோ! ஆமா. அந்த நெலைமைக்கு தாங்க நெறைய பேர் தள்ளப்படுறாங்க.
ஆ. ஏன்? அதேதான். ஏன்னா வந்து 20 வருஷம் நம்மல வந்து ஒரு சிக்கல்ல மாட்டி உட்டுருதுங்க இந்த இ.எம்.ஐங்கிறது. அப்போதான் வந்து நான் இந்த கஷ்டத்தில இருக்கும்போது, எங்க வீட்டுக்கு வந்து என்னோட தோழி வந்திருந்தாங்க. அவுங்கள்ட்ட சொன்னேன். ஒரு மாரி சோர்வா உட்காந்துருந்தேன். "என்ன பிரச்சனை?" அப்படீன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், "வர வருமானத்துக்கு இ.எம்.ஐ. பாதிய சாப்ட்டுறுது. அப்பறம் கொஞ்சம் தான் இருக்கு. இது போக வந்து எதிர்பாராத செலவுகள் நெறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ கட்டுற செலவுன்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த பள்ளிக்கு கட்டணம் கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஊருக்கு போற செலவு இருக்கு. யாராவது சொந்தக்காரங்களுக்கு கல்யாணம், இந்த செலவெல்லாம் வேற நான் இதே 30,000த்தை வச்சு தான் சமாளிச்சு ஆகணும்."
சரி. ஆமா.
ஆ அப்டி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் வந்ததுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "நீ தப்பு பண்ணிட்ட. ஒரு வார்த்தை என்னை கேட்டுருக்கலாமே, ஏன் வந்து வீடு வாங்குறேன்னு போய் நீயே மாட்டிக்கிட்டியே!"அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அ அதோட இல்லாம, அது வந்து இந்த அடுக்கு மாடி குடியிருப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனையை கொண்டு வந்ததுங்க. பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடி வீடு ரிப்பேர் ஆகுது ஏதாவது அப்படின்னா, நம்ம தான் சொந்த காச போட்டு அத ரிப்பேர் பண்ணணும்.
சரி சரி. ஆமா. ஆமா. கண்டிப்பா, அது நிறைய இடங்கள்ல நடக்குது.
இதே வந்து இதே வந்து ஒரு வாடகை வீடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நேரா வாடகையை கொடுத்துட்டு, அந்த உரிமையாளருக்கு ஃபோன் பண்ணி ஏங்க இத ரிப்பேர்- இத சரி பண்றீங்களா? நான் காலி பண்ணவான்னு ஒரு மிரட்டலாம் போட்டு. மெரட்னோம்னா அந்த ஆள் என்ன பண்ணுவார். அச்சச்சோ! காலி பண்ணீட்டாங்கன்னா வாடகை நின்னு போயிருமேடான்னு சொல்லி, பயந்தடிச்சு வந்து வேலை செய்வாரு. <chuckles> அப்போ, ஆ.
ஆமா, ஆமாங்க. அது எ ஒரு சில இடங்கள்ல இந்த மெயின்டெனன்ஸ் வாங்கீட்டாங்கன்னா, அ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து அவங்கள கூப்பிட முடியாது. அவங்கள நம்ம கண்டிப்பா நம்ம அவங்கட்ட கேட்டே ஆகலாம். நீங்க தான் மெயின்டெனன்ஸ் வாங்குறீங்கல. நீங்க தான் பண்ணி ஆகணும். அப்டின்ற மாதிரி நம்ம தைரியமா சொல்லலாம். இல்லையா?
ஆம் ஆமாங்க, அதேதான். அப்புறம் என்னோட தோழி வந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, "நீ இப்போ வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து வட்டி கட்டீட்டு, அசலுக்கும் கொஞ்சம் கட்டிட்டு வருவ." மாத தவணைன்னா, அப்படித்தானே கொஞ்சம் அசல், கொஞ்சம் வட்டி போய்ட்டே இருக்கும். இதே "நீ யோசிச்சு பாரு. ஒரு பதினைந்து லட்சம் வந்து நீ சேமிச்சு இல்லனா உன்கிட்ட இருக்கு, ஒரு வங்கியில போட்டு வக்கிற அப்படின்னா, உனக்கு எவ்ளோ வந்து அதுக்கு வட்டியும் மொதலுமா சேர்ந்து எவ்ளோ வளரும். நீ வந்து அத யோசிக்கணும். இந்த மாதிரி வந்து வீட்ட வாங்கி மாட்டிக்கிட்ட." அப்படினா. அதுவும் சரிதான் தோணுது. இது சரியா? இல்லைன்னா வந்து
ஆமா. ஓகே. கண்டிப்பா, அதுவும் சரிதான்.
ஆ அப்படி தான் சொன்னாங்க அவங்களும். "இதே வந்து, நீ ஒரு பங்கு சந்தையிலேயோ, வேற எதிலயோ முதலீடு பண்ணியிருந்தன்னா, கடகடன்னு உன் பணம் வளரும். நீ அது வெறும் ஒரு ரூ.8000க்கு வாடகைக்கு போறத விட்டுட்டு. நீ வந்து ரூ.18000 வந்து உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்க, அ இதுவா இ.எம்.ஐ.யா. அ இதில வாழ்க்கையெல்லாம் மாட்டிக்கிட்டு, வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாது." அந்த மாதிரி சொன்னாங்க.
நிச்சயமா.
ஆ, ஆமாங்க ரொம்ப சிரமமா தான் இருக்கு. வீடு வாங்கினதுன்னு தான் சொல்லணும். அதாவது நாங்
கண்டிப்பா. ஏன்னா சேமிப்புங்கிறது வந்து நம்ம கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சுட்டு, அத கொண்டு போயிட்டு, நம்ம அத முழுசாவும் கொடுத்தாலும் பரவாயில்லங்கலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி, 20,00,000 க்கு இந்த லோன்காரன் என்ன பண்ணுவான், 15,00,000 கொடுப்பான், 5,00,000 நீ ரெடி பண்ணும்பான். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ரெடி பண்றோங்கிற பேர்ல வந்துட்டு, இருக்கிற நகைகள்லாம் வைக்கிறது, எல்லாமே வந்துட்டு நமக்கு அதை மீட்டெடுக்கிறதுக்கு எவ்ளோ வருடங்கள் ஆகும் நமக்கு?
ஆமா, ம். ஆமாங்க, அதேதான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து, அ சரின்னு நாங்க என்ன பண்ணோம், ஒரு காலகட்டத்தில ஒரு 10 வருஷம் இ.எம்.ஐ கட்டியிருப்போம், அதுக்கு மேலே முடியல ஒன்னுமே. அப்போதான் வந்து என்னோட கணவரும் நானும் ஒரு முடிவு பண்ணோம். "பேசாம இத வித்துடலாமா? இதை வச்சிட்டு ஒரே தலைவலியா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி விக்கலான்னு போலான்னு பார்த்தா வந்து, அவ்ளோ சீக்கிரம் பழைய வீட வாங்க மாட்டேங்கிறானுங்க யாரும். ம், ம். அதுவும் வந்து
சரி. ம், ம். கண்டிப்பா, கண்டிப்பா.
தனி இடன்னா வாங்கிக்கிறேங்கிறாங்க. இடத்தோட வீடு இருக்கு பார்த்தீங்களா, அதுனா ஈஸியா விலை போகுது. அப்புறம் இதை வாங்க மாட்டேன்னுட்டானுங்க. இப்போ என்னடா பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வேற வேலை நாங்க வாங்கின வீட்டுலேருந்து பக்கத்தில வேலை இல்ல. இப்போ வேற இடத்துக்கு வேலையும் மாறி போயிடுச்சு. "இப்போ வீட்டுக்காக இவ்ளோ தூரம் பயண் பயணம் பண்ண வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ணோம்னா, ஒரு வாடகை வீடு, எங்க வீ வேலைக்கு பக்கத்திலயே ரெண்டு பேரும் எடுத்துட்டோம்.
சரி. சரி.
அப்ப தான் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வீட என்ன பண்றது? பூட்டி வச்சா வேஸ்ட்டா போயிருமேன்னு சொல்லி, வாடகைக்கு ஒரு ஆள தேடுனோம், வ சரின்னு வந்தானுங்க. ஒருத்தங்க வந்தாங்க. வந்தா, வந்து அவங்களோட ஒரு பிரச்சன, சரியான தேதிக்கு வாடக தரமாட்டாங்க. அதுக்கப்பறம் எப்ப பாத்தாலும் ஆமா. எப்போ பார்த்தாலும் வந்து அ காலி பண்றேன்னு நான் என்ன சொன்னே, நாங்க மெரட்டலான்னு சொன்னேன். இப்போ அவுங்க என்ன எங்கள மெரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காலி பண்ணுவோங்குறானுங்க. அப்பறம் வந்து இன்னொரு பிரச்சன வந்துச்சுங்க, இந்த அடுக்கு மாடி குடியிருப்புல என்ன நடந்ததுன்னா, எங்களோட வீடு 2வது மாடி, அ எங்களுக்கு கீழ 1 மாடி ஆள் வந்து ஒரு நாள் கதவு தட்னாரு, என்னங்க பிரச்சனைன்னு கேட்டோம்? ஏங்க உங்க வீட்டு பாத்ரூமுக்குள்ளருந்து எங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி சொட்டுதுங்கிறாரு. <chuckles>
ஆ அதுவும் பிரச்சன. <chuckles> ஆமா. சரி. <laughs> சரி.
இப்போ இத ரிப்பேர் பண்ணணுங்றாரு. இத சரி ரிப்பேர் பண்ணணுன்னா யாரு பண்றது? யாரு செலவு பண்றது? இப்போ, அவர் என்ன சொல்றாரு? ம் "பாத்ரூம் ஓட்டையானது, உங்க வீட்டு பாத்ரூம் தான். நீங்க தான் செலவு பண்ணணும்", அப்டிங்றாரு. இது தான் வந்து சட்டப்படி வந்து இருக்கு, அப்படிங்றாரு. அப்பறம், "சரிங்க, என்ன பண்ணணும்னு?" கேட்டா, முதல்ல என்ன சொன்னாரு, "நீங்க வந்து அந்த டாய்லட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி, டைல்ஸையே புதுசு மாத்தணும், ஏன்னா வந்து அந்த கேப்ல தான் தண்ணி பூரா கீழ சொட்டுது", அப்டின்னாரு அப்போ எவ்ளோ செலவாகும்ன்னு பாத்தா 15,000 ரூபாய் செலவாகும். ம், இப்போ பா ஆமா நான் ம்.
ஆமா. சரி. ம். ஆத்தாடி! <chuckles> நம்ம இருக்குறதே வாடகையே வந்து, ரொம்ப கம்மியா தான் இருக்கும் போலயே வாடகைக்கும் மீ-மீறுன செலவால இருக்குது!
ஆமாங்க. 15,000 ன்ன உடனே நாங்க சொன்னோம் பாதி, பாதி பிரிச்சுக்குவோமான்னு கேட்டோம். "அதெல்லாம் கெடயாது நான் ஏன் பிரிக்கணும்? உங்க வீட்டு பாத்ரூம் ஓட்டையானதுக்கு நீங்க தான் பண்ணணும்னு", சொல்லி ஒரே சண்டைக்கு வந்துடாரு. அப்பறம், சரி போது வேற என்ன பண்றது? சண்ட போட முடியாது, சட்டப்படிங்கறாரு. கீழ் வீட்ல ஒழுகுனா, அடித்தளத்துல இருக்காங்கல்ல, கீழ் தளத்துல அவுங்களுக்கு ஒழுகுனா, இவரு கொடுக்குறேங்றாரு. <chuckles> அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்னு, சொல்லிட்டு அப்பறம் நாங்க என்ன பண்ணோம் வேற வழி இல்லாம ஆ அப்றம் நாங்க சரி பண்ணி கொடுத்தோனு வைங்க. அது ஒரு பிரச்சன வந்துச்சு. அதுக்கப்றம் எங்க வீட்ல குடியிருக்குற ஆளுங்க என்ன பண்ணாங்க, அவுங்க வந்து ஏதோ பண்ணாங்கன்னு சொல்லி, இந்த ஸொ இது இருக்கும்ல, அடுக்கு அ-அந்த அ என்ன சொல்றது? அசோசியேஷன்
ஓ! சரி, சரி. ஆமாமா.
அங்கேந்து, அந்த குரூப்லேருந்து ஒரு மெசேஜ் போட்டாங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க வந்து, இந்த மாரி பண்ணுறாங்க, அந்த மாரி பண்றாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லி, ஏங்க நீங்க காலி பண்ணிக்கங்க. வேணானு சொல்லி, அப்புறம் அவங்கள போ சொன்னோம். போ சொல்லிட்டு, வேற யார வச்சா பிரச்சனை இல்லாம இருக்குன்னு பார்க்கும்போது, எங்க சொந்தக்காரங்களிலேயே 2, 3 பசங்க வந்து, நகரத்துக்கு வந்து வேலைக்கு வந்தாங்க. அந்த பசங்க அப்ப தான் வீடு தேடிட்டு இருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு வீட விட்டோம். அவங்களுக்கு வீட விட்டுட்டு, அதுக்கப்புறம் அப்பாடா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடுஞ்சுச்சுடானு பார்த்தா, வேற மாரி கொண்டு வர்ராங்க. பசங்கள எப்படிங்க குடும்பங்கள்லா இருக்குற இடத்தில வப்பீங்கங்றாங்க. <chuckles>
ஓ! சே சரி. ம். அதுதான், நானும் கேட்க வந்தேன். எப்படி பேச்சுலர்ஸுக்கு வந்து வீடு கொடுத்தீங்க? அது வந்து கொடுக்குறது ரொம்ப, நெறைய இடங்கள்ல அது நடக்க மாட்டேங்குது. பேச்சுலர்ஸ்னா வந்துட்டு, வீடு தர மாட்றாங்க. குடும்பங்கள் வாழ்ற இடத்துக்கு.
<chuckles> <chuckles> ம். ஆமா. ஆனா வந்து, ஊர் உலகம் என்ன சொல்லுதுனா வந்து, வாடகை வாங்கிக்கிறாங்க. வாடகை வருமானம் இருக்குங்குது. இங்க, நம்ம படுற பாடு, மண்ட பிச்சுட்டு போகும். இவன் காலி பண்ணுவான். அவன் வருவான். இவனுக்கு பத்திரம் போடணும். இந்த வாடகை வர்றவனுக்குலாம் பத்திரம் வேற போடணுமே. அந்த வேல இருக்கும். அப்புறம் அவன் வீட்டை, அதாவது வந்து ஒரு 2 வருஷம் இருப்பானுங்க. இருந்து ஒரே ஒரு வழி பண்ணிவிட்டு போயிருவானுங்க வீட, காசு குடுத்த காசுக்கு. பாத்தீங்கன்னா, திருப்பி அதை பெயிண்ட் அடிச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். ஆக மொத்தம் வந்து பேசாம நம்ம, என்ன பண்ணணுங்க வீடே வாங்கக்கூடாது. என்ன பண்ணோம் பேசாம போனமா, குடியிருந்தமா, நம்ம பணத்தை சேவிங்ஸ் பண்ணி, வங்கியில போட்டு வச்சோமா. வட்டியை வாங்கினமா, சாப்பிட்டமா, அப்படின்னு நிம்மதியா இருக்கணும். எவனும் நம்மள கொடையவே முடியாது. தலையில தண்ணீ ஊத்திரிச்சுன்னு சொல்ல முடியாது. பேச்சலரை வச்சியான்னு கேட்கவும் முடியாது. அத விக்க வேண்டிய கஷ்டமும் வராது ஏன்னா, விலை போக மாட்டேங்குதுங்க, பழைய வீடெல்லாம். அப்படி ஒரு பிரச்சனை வருது.
ஆமாமா. <laughs> <laughs> ம். ஆமாமா. அதுவும், இந்த அப்பார்ட்மெண்ட் குடியிருப்புலாம், நீங்க வந்து விக்கவே முடியாதுங்க. 1 வாங்கிட்டீங்கன்னா, நம்ம தலையில அவன், எவனோ ஒருத்தன் நம்ம தலையில கட்டிட்டு போயிருப்பான். அத நம்ம இன்னொருத்தவங்க தலையில கட்டுறது, ரொம்ப ஒரு சிரமமான விஷயம்.
<laughs> சேரி, ஒரு 40, 50 வருஷம் ஆன அப்புறம் இவங்க எல்லாம், ஒ ஒண்ணு சேர்ந்து இடிச்சு கட்டுவாங்களானு பார்த்தா, அதெல்லாம் நடக்காத காரியமாமே. எல்லாரு எங்க சேரப் போறானுங்க. <chuckles>
<chuckles> கண்டிப்பா, அது. நான் ரொம்பவே
அது இன்னும் கஷ்டம். மொத்தத்தில வந்து <chuckles> மொத்தத்தில வந்து வீடு வாங்கக்கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும். வாடகைக்கு இருந்துட்டு சுகமா வீட்ல நம்ம பாட்டுக்கு வெளியேறிருணும். <chuckles>
<chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப அழகா வந்துட்டு, வீடு வாங்குறதில, என்னென்ன பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்க. அப்ப, அது எங்கெங்கலாம் உங்கள கொண்டு போய், எப்படி எப்படிலாம் ஒரு பாடத்தை உங்களுக்கு கத்து குடுத்துச்சு அப்படிங்கிறதையும், அ, கடைசியில எனக்கு வீடே வேணாண்டா. நான் வாடகைக்கே இருந்துட்டு போயிறேன்டா. அப்படிங்கிற மாரி, மனநிலைக்கு வந்ததையும், உங்க நிஜ வாழ்க்கை அனுபவத்தை வந்து, ரொம்ப அழகா வந்து, பகிர்ந்துக்கிட்டிங்க. உங்க கிட்ட பேசினதில ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றிங்க. மீண்டும் பேசலாம்.
மிக்க நன்றி.